கண்டிப்பா. இப்ப நீங்க கேட்ட மாரி தான், இப்ப அந்த எண்ணெய் பொருள்கறத தாண்டி அந்த வாசனை இருக்கு இல்லயா? இப்ப அந்த பகடாவுக்குன்னே ஒரு தனி வாசன வருங்க. அந்த வாசனை. அதே மாரி அந்த சமோசாவுக்கும் ஒரு தனி வாசனை வரும். இப்ப இந்த மாரி நான் அத கவனிச்சு பார்த்துட்டு இருக்கப்ப, என் நண்பர்கள் வந்து பக்கத்தில "டேய் இதுக்கு தான் போறேன் அப்டின்னு சொல்லியிருந்தா, நானும் உன்கூட வந்திருப்பேன்ல? எ அது என்ன சொல்லாம வர பழக்கம் உனக்கு? அப்டின்னு சொல்லிட்டு அவனுங்களும் என்கூட சேர்ந்துக்கிட்டாங்க. நல்ல வேள ரூ.10 தான் இருந்துச்சு! என்ன பண்ண போறோமோன்னு நெனைச்சிட்டு இருந்தேன், அவனுங்களே வந்து என் கூட கூட்டு சேர்ந்துட்டானுங்க அப்புறம் நாங்க எல்லாரும் ரசிச்சு சாப்பிட்டு அங்கருந்து கிளம்புனோம். அப்போ நீங்க கேட்ட மாரி, அந்த கண்ணாடிப் பொருட்கள் இருக்கறது கூட நறைய நாட்கள் வந்து ஒரு, அ ஈர்க்கும் நம்பள, அது உதாரணத்துக்கு இந்த கேக்கா இருக்கட்டும். இல்லனா அந்த ஸ்வீட்கெல்லாம் வந்து அந்த கண்ணாடிக்குள்ள தான வச்சிருப்பாங்க. அது வந்து ஒண்ணு ஒண்ணு ஒரு ஒரு ஷேப்பில கலர்ஃபுல்லா இருக்கும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிள் வடிவத்தில ஒரு உருண்டையா ஒரு ஸ்வீட் இருக்குங்க. அது ஆப்பிள் ஸ்வீட்ன்னு தான் நாங்க சின்ன வயசுல இருந்தே சொல்லுவோம். நாங்க
கண்டிப்பாங்க. ஓஹோ! அ. சூப்பர்ங்க. சூப்பர்ங்க. ம். ம். ஆமாங்க. ம். அ. அது கூட இல கூட குச்சி மாரி இருக்கும். குச்சில கூட இல மாரி இருக்கும்ல.
அ. அது அந்த இது கிராம்ப வெச்சுருப்பாங்க அதுக்கு மேல, அது ஒரு இலை மாதிரியான ஒரு தோற்றம் குடுக்கணும். ஆப்பிள் மாதிரியே அது மேல ஒரு குச்சி இருக்கணும் அப்டிங்கிறதுக்காக, கிராம்ப வெச்சுருப்பாங்க.
அ.
அப்போ எங்களுக்குள்ள நாங்க என்னோட நண்பர்கள் கூட பேசிப்போம். இந்த மாரி இந்த பேக்கரிலலாம் நின்னு சாப்பிடுறோம் இல்லயா? தொடர்ந்து. அப்போ ஒரு 1 நாள்ல எங்களுக்கு வேற ஏதாச்சும் வித்தியாசமா சாப்பிடலாம் அப்டின்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அப்போ எங்களுக்குள்ள நாங்களே போட்டி வச்சுப்போம். இந்த யார் வந்து சீக்கிரமா அந்த அ டியூஷன் முடிச்சுட்டு, வெளில வந்து சைக்கிள் எடுத்துட்டு, இந்த தெரு முனைக்கு வர்றாங்களோ, அவங்க வந்து அவங்களுக்கு மீதி லேட்டா வர்ற 2 பேர் ஏதாச்சும் வாங்கி தரணும்!
ம், ம். சரி. ஓஹோ! அப்பல்லாம் நீங்க, நீங்க வேணும்னு நீங்க சீக்கிரம் போயிருப்பீங்களே அப்டின்னா?
இந்த மாரி போட்டி வச் <laughs> அ. அதுதாங்க இல்ல. 3 பேரு அப்டியே வுழுந்து அடிச்சுக்கிட்டு, அது எங்க டியூஷன் டியூஷன் மேம்ட்ட சொல்லுவோம். எனக்கு வயிறு சரியில்ல நான் கொஞ்சம் சீக்கிரமா போணும், எங்க அம்மா என்ன சீக்கிரமா வரச அது 3 பேரும் ஒரே மாதிரி, ஒரே நாள்ல. ஏதாச்சும் ஒரு சா ஆமா, சாக்கு சொல்லிட்டு ஓடுவோம். ப அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 1 நாள் எங்க மேம்க்கு சந்தேகமா, டேய்! ஏதோ திருட்டுத்தனம் பண்றீங்க. 1 நாள் உங்கள கையும் களவுமா புடிக்கிறேன் பாரு! அப்டின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ வுழுந்து அடிச்சுட்டு எல்லாரும் ஒரே நேரத்தில ஒண்ணா போய்டுவோம். சரி ஒண்ணா தான் வந்துட்டோம். 3 பேரும் ஒண்ணா ஷேர் பண்ணி, அந்த ஆப்பிள் கேக் இன்னைக்கு. ஆப்பிள் ஸ்வீட்ட சாப்பிட்ர்லாம் அப்டின்னு சொல்லிட்டு, சாப்பிட்ட நாட்கள்லாம் வந்து அப்ப காசு இல்ல அப்டின்னா எங்களுக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கும். போய் அந்த கண்ணாடி முன்னாடி நின்னுகிட்டு, இருக்குற காசுக்கு எதையாச்சும் ஒண்ணு வாங்கிக்கிட்டு அதயே பார்த்துக்கிட்டு சாப்பிடும்போது, அந்த ஆப்பிள் கேக் ஸ்வீட்டயே சாப்பிடுற மாரி நெனைச்சுக்கிட்டு சாப்பிட்ட நாட்கள்லாம் கூட இருக்குங்க!
அ. <chuckles> ம். ம். <laughs> <laughs> அப்டியே நெளு நெளிஞ்சுகிட்டு நிப்பீங்க. மின்ன மிஸ் முன்னாடி. அ. ம். <laughs> அ இப்போ அப்பலாம் நம்ம கையில காசு இல்லங்க. ஆனா ஏதாவது ப ப பார்த்தா வாங்கி சாப்பிடணும் போல நமக்கு ஆசையா இருக்கும். இப்பலாம் நம்மலாம் சம்பாரிக்க ஆரம்பிச்சுட்டோம். ஆனா ஏதாவது பார்த்தா, அந்த ஞாபகங்களோட சரி, இல்லங்களா? மறுபடியும் வாங்கி சாப்பிடணுன்ற எண்ணம் நமக்கு வர மாட்டேங்குதுல்ல?
ம். ஆமா. ஆமா. ம்.

ஐய்யய்யோ! அப்டிலாம் இல்லங்க நான் இப்ப வரைக்குமே அப்டிதான். எதையாச்சும் பார்த்துட்டேன் அப்டின்னா, உடனே போய் அத கடையில நின்னு வாங்கி சாப்பிட்டுருவேன். இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. இந்த தேங்கா போளி ஒண்ணு இருக்கும். எங்க ஊர் சைடிலலாம் இது கிடைக்கும். ஆனா, இங்கேலாம் வந்து அந்த பருப்பு போளி தான் போடுறாங்க. அப்போ ஒரு தடவ நான் வேற எதர்ச்சியா வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக போனப்போ, இந்த தேங்கா போளிய என் கண்ணு பார்த்துச்சு. எ வாகனம் ஓட்டுறப்போ ரோட்ல போறத பாக்குறோமோ, இல்லையோ இந்த கடைகள்ல வந்து இந்த மூக்கு ரொம்ப அது ரொம்ப பார்த்துக்கிட்டே வரும்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான தேங்கா போளிய பாத்ததும், பாத்துட்டு ஒரு 2, 3 அடி முன்னாடி போயிட்டேன். இல்லையே இங்க என் கண்ணுல ஏதோ பட்ட மாதிரி இருந்துச்சே. திரும்பு வண்டிய போய் என்னன்னு பாப்போம். அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னா. தேங்காய் போளி அப்புறம் என்ன ஒரு 3 போளி, 2 போளி அங்கேயே வாங்கி சாப்பிட்டு, இன்னொரு போளி என் மனைவிக்கு எடுத்துட்டு, வீட்டுக்கு போய் குடுத்தேன். அவங்களுக்கும் அப்போதான் சொன்னாங்க, "எனக்கும் இது ரொம்ப புடிக்கும். எங்கே கிடைச்சது?" அப்டின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் அந்த இடத்த நான் ஞாபகம் வச்சுகிட்டே தான் வந்தேன். அதேமாரி அவங்களையும் அடிக்கடி எங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போலாம் கூட்டிட்டு போய், அதுவும் இதே பெரிய, பெரிய கடைகளுக்கெல்லாம் போய் நின்னு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இயல்பா நம்மளால அங்க இருக்கவே முடியாது. இதே அந்த தெருக்கடையில ஆ அந்த வேடிக்க பாத்துக்குட்டு, அதே சமயத்தில நம்ம புடிச்ச ஒரு உணவையும் ஒரு ருசிச்சு சாப்பிடுறதெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான அனுபவமா தான் நான் பாப்பேன்.
ம். ம். ம். கண்டிப்பாங்க. எனக்கு தெரியும். ம், ம். <laughs> அச்சச்சோ! ம். <laughs> சூப்பர், சூப்பருங்க. அ. சூப்பர்ங்க. இப்போங்க, இந்த உணவு வந்து பாத்தா மட்டும் தான் உங்களுக்கு ரசிக்க தோணுமா? இல்ல, அந்த சுவையா இருக்கட்டும், வாசனையா இருக்கட்டும், அந்த அந்த அந்த கலரு, இப்போ லட்டுன்னா நம்மள பொறுத்தவரைக்கும் எல்லோ கலர்ரு, ஜிலேபினா ஆரஞ்சு கலர்ரு, அல்வானா ரெட், கிரீன், எல்லோ கலர்ரு. குலாப் ஜாமுன்னா ப்ரவுன் கலர் இந்த மாரி நம்ம மனசுக்குள்ள அந்த, அந்த கலர் பதிஞ்சிருச்சுது இல்லையா? அந்த கலர்ர பாத்தாலே உங்களுக்கு ஒரு மாரி ஈர்க்க தோணுமா? இப்ப குலாப் ஜாமுன்னா அப்டியே அந்த ப்ரவுன் கலர் மேல அப்டியே மின்னும், அந்த ஜீரா. அத பாத்தோனே அப்டியே லவக்குன்னு எடுத்து வாயில போடுற மாரி இருக்கும். அதுவும் இந்த முன்னல்லாம் இந்த அட்வர்டைஸ்மென்ட் பாத்திருக்கீங்களா? என்னன்னு தெரியல்ல. அப்பல்லாம் அட்வர்டைஸ்மென்ட்ல வந்துட்டு அப்டியே அந்த குலாப் ஜாமு அப்டியே ஸ்பூன் வச்சி கட் பண்ணி அப்டியே வாயில போடுவாங்க. பார்தீங்களா?
ம். ம். ஆமா. ஆமாங்க. ஆமா. ம். ஆமாங்க. ம்ஹ்ம். ஆமா, ஆமா. ம். ஆஹா. ஆ. ஆமா, ஆமா, ஆமா. கண்டிப்பா.
ஆ, அ இப்டி அந்த மாரி உங்களுக்கு பாத்தாலே உங்களுக்கு வந்து அத சாப்பிடணும், அந்த கஸ் கலரு அந்த அந்த மினுமினுப்பு இதெல்லாம் பாத்தாலே அது ஒரு ருசிச்சு ருசி ருசிச்சிரணும் அத! அப்டின்னு தோணுமா?
ம்ஹ்ம். ஆஹா.